சரிங்க.
இசைன்னு பாக்கும்போது இந்த வயலின்க்கும், நமக்கு அந்த உணர்ச்சி வரும். ஆனா, அந்த அளவுக்கு இருக்குமான்னு பாத்தா இருக்காது. ரசிக்க தான் ரசிப்போம்.
சரிங்க, ம்ஹ்ம். எப்டிங்க?
எப் அதாவது வ வயலினோ, இல்ல புல்லாங்குழலோ கேக்கும்போது, மெய்மறந்து நாம கேட்டுட்ருப்போம் இல்லயா?
கண்டிப்பா கண்டிப்பா.
மெய்மறந்து கேட்போ, ஆனா எது எத பத்தின இதுன்னு தெரியாது நமக்கு. அது சந்தோஷமா? இல்ல அது துக்கமா? இல்ல வேற ஏதாவது ஒரு உணர்ச்சியா? காதலா? எப்டி தெரியும் உங்களுக்கு?
கண்டிப்பாங்க.
எப்டி தெரியும்ன்னு சொல்லுங்களேன். ஒரு ஒ அத எப்டி தெரிஞ்சிக்கணும்னா நமக்கு என்ன தான் பண்ணுவோம் நாம?
ஒரு பாட்டுல வந்து, உணர்ச்சி தெரிஞ்சுக்கனுன்னா என்ன பண்ணுவோன்னு கேக்குகிறீங்களா?
ஒரு இசையில
ஒரு இசைலைங்களா? அது
அந்தப் புல்லாங்குழலேந்து வரதும் இசைதானுங்களே!
ஆமாங்க. அது குடுக்கக்கூடிய அந்த ஒரு, அ ட்யூனால தாங்க. அது நல்ல ஒரு சந்தோஷ
ட்யூனுக்கு இதுவரைக்கும் பாட்டே வரலங்க. ட்யூன் மட்டும் தான் இருக்கு. அப்டின்றப்போ, எந்த மாரி ட்யூன்ன்னு நீங்க எப்டி அத வந்து இது பண்ணுவீங்க?
ம், ம். எனக்கு இசை பத்தி அந்த அளவுக்கு தெரியாதுங்க. எனக்கு ஆனா, நான் நெறைய கேட்டுருக்கிறேன். நானு அ அதுதான் வார்த்தைகளால தான் நான் எப்பவுமே வந்து அது சந்தோஷமான ஆமாங்க.
இல்ல இல்ல கேக்குறீங்க. நீங்க சும்மா சாதாரணமா கேக்குறேங்க ஒரு எப்பவுமே வார்த்தைகள். அது தான் சொல்ல வந்தேன்ங்க, பாடல்கள்ல உணர்ச்சின்றது வந்து நம்ம ரசிக் ரசனை என்ற உணர்ச்சி வேண்ணா நம்ம வந்து இசையில நம்ம காட்ட முடியும். ஆனா, இந்தப் பாடல்ன்ற உணர்ச்சி வரும்போது தான். அதாவது, வார்த்தைகளும் அந்த இசையும் சேர்ந்து பின்னிப் ப ஒரு அ ப ஒரு என்ன சொல்லுவாங்க கலவையா நமக்குக் கெடைக்கும் போது தான் அந்த உணர்ச்சிகள் வந்து வித்தியாசப்படும்றேன் நான். காதல், இல்ல சோகம், இல்ல தாய்மை. அத மாதிரி சொல்றேன். இல்ல வலி.
கண்டிப்பா.